கண்டிப்பா.
எவ்ளோ தண்ணீ ஊத்த முடியும்? ஒரு 1 லிட்டர் பாட்டில்ல, 1 லிட்டர் தாங்க ஊத்த முடியும். அந்த மாதிரி தான் அது.
ஆமாங்க. <chuckles> நீங்க வந்துட்டு, ரொம்ப அழகா வந்துட்டு இதை சொன்னீங்க. எப்படி வந்துட்டு, நீங்க வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ தேர்வு செய்றீங்க. நீங்க சொன்ன விஷயம் வந்துட்டு உண்மைதான். நாம வந்துட்டு, அதோட கோர் எங்க இருக்கோ, அங்கே போய் கத்துக்கிட்டா தான் வந்துட்டு, அதை நம்ம ஓரளவுக்காது வந்துட்டு முழுமையா வந்து கத்துக்க முடியும். அதே மாதிரி டெக்னாலஜி பத்தி நீங்க வந்துட்டு பேசினது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறதுக்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்ககிட்ட பேசினதில ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.